கண்டிப்பா கண்டிப்பா. அது அதுக்குன்னு நான் அந்நேரம் தியேட்டர்ல போய் பார்க்கல நான் போய் பார்த்தது வந்து படம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நான் போய் டிவியில் தான் பார்த்தேன் ஏன்னா அதில எடுத்த கத எனக்கு ஏன்னா நான் தோனி வந்த புதுசுலேருந்து முதல் மேட்ச் ஆடுனதுலேருந்து அவரு உலக கிரிக்கெட்ட விட்டு போற வரைக்கும் நான் எல்லாமே பார்த்துருக்கேன் நேரடியாவே அந்த உலகக்கோப்பை அடிச்சது அந்த 6 அடிப்பாரு கடைசி அந்த இது வின்னிங் ரன்னுக்கு அது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் தான் இருக்கு.
ம். ம், ம். ம். ம். ம். ம், ம். ம், ம், ம். ம். ஆ. ம், ம், ம். ஓ! சரி, சரி. இப் இது இல்லாம உங்க சின்ன வயசில விளையாட்ன வேற ஏதாவது விளையாட்டு ஞாபகம் இருக்கா?
ஆமா. கண்டிப்பா. ஆனா இந்த களச்சின்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க கோலிக்குண்டு.
ம். அப்பிடின்னா என்னது?
அ இந்த சின்ன, சின்ன கோலி இருக்கும் ஒரு உருண்டையான கோலிய வச்சு, அ அத வச்சு வட்டம் கட்டி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க இல்லை தூரத்தில இருந்து பித்தி அப்படின்னு ஒரு விளையாட்டு விடுவாங்க எரி குறி பார்த்து எறியிறது.
ம். ம். ம், ம்.
ஆமா அது எப்படின்னா நான் வந்து எனக்கு அந்நேரம் வந்து வீட்டிலேருந்து ரூ. 1 கொடுப்பாங்க. அந்த தினந்தோறும் செலவழிக்கிறதுக்காக. அந்த 1 ரூவா எடுத்துகிட்டு போயிட்டு வீட்லருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனா இந்த டவுன் வரும். டவுன்ல போனோம்னா நமக்கு 10 களச்சி கொடுப்பாங்க அப்போ ரூ. 1க்கு அந்த கோழிக்குண்டு. அத வாங்கிகிட்டு வந்து ஆமா.
ஆ, ஆ. அ. ம். ம், ம். ம். ஓ! 10 அது பேர் தான் களச்சீங்கிறீங்களா?
கலச்சின்னு ஊர் ஊர்வாக்கில சொல்லுவாங்க. அத கோழிக்குண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் கண்ணாடியினால செய்யப்பட்டிருக்கும் நடுவில வந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கண் மாதிரி அமைப்பு இதெல்லாம் இருக்கும்.
ஆ ஆ. சரி, சரி. ஆ. ஆ, அது எப்பிடி விளையாட்றது கொஞ்சம் சொல்லுங்களேன்!
கண்டிப்பா அது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களோடு கூட போயிட்டு, அ அ சீட்டிங் பண்ணாதவங்களா இருப்பாங்க அவங்களோட தான் விளையாடணும் இல்லைன்னா சண்ட வந்துரும். அவங்கள கூட்டு போயிட்டு, இந்த பள்ளம் ஒண்ணு தோண்டிக்கிடுவாங்க தூரத்தில சின்னதா ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா ஒரு 6 அடி தூரம் இருக்கும் 6 அடி தூரத்தில பள்ளம் ஒண்ணு போட்டு இவங்க 6 அடி தூரம் தாண்டி 1 கோட ஒண்ணு கிழிச்சு இங்கருந்து அந்த இத தூக்கி ஒரு 6, 7 வயது க குண்ட தூக்கி எறிவாங்க எரியும்போது பார்த்தீங்கன்னா அது எத்தன நேரா குழியில போய் விழுந்ததோ அது அது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அத வந்து தனியா இருந்தாங்கன்னா நம்ம அத வந்து இங்க இருந்து குறிப்பாத்து அடிச்சு அந்த குழிக்குள்ள விழ வச்சா நமக்கு.
ம். ம். ம், ம், ம், ம். ம், ம், ம். ம். ம். ம். ம்.

ம். ம். ம். ம்.
அதனால அ இந்த இது விளையாடுவோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அ நம்ம அ இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, அந்த விளையாட்டு மைதானம்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெறும் 2 ஏ, 2 கம்பி மட்டும் இருக்கும். அதாவது தண்டால எடுக்கிற மாரி கம்பி அது. அந்த இதுல போய் நண்பர்களோட போய் அதுல தொங்கி விளையாடுறது. இல்ல அ.
ம். ம். அ ஆ. ம். ம். ம். ம். ஆ இதுக்கு நா கேள்விப்பட்டுருக்கேன். உயரமாகுறதுக்காக அதுல தொங்க சொல்லுவாங்கம்பாங்க. ம். ம். ம்.
ஆமா தொங்குவாங்க. இல்ல தலைகீழ தொங்குறது. அதை புடிச்சிட்டு இந்த அ மார்பகப் பகுதி நல்லா மார்பும், கையும் நல்லா உ ச திடமாகுறதுக்காக அதுல ஏறி உடற்பயிற்சி பண்ணுறது.
ம். ஆ. ஆ. ஆ.
அந்த மாரி பண்ணுறது. இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா, அ மரங்கள்ல போய் நாங்க ஊஞ்சல் கட்டி விளாடுவோம். நல்ல ஒரு அ கயிறால செய்யப்பட்ட க ஊஞ்சல் 1 வந்து மரத்தில நல்லா கட்டி, ஆத்தோரமா மரங்கள் இருக்கும். ஆறு குளத்துல. அதுல போய்ட்டு விளையாண்டு, அந்த ஊஞ்சல் விளையாட்டு நல்லா பிடிக்கும்.
இப் ம். ம். ஆ. ஆ. ம். ம். இது எல்லாமே நீங்க படிப்பையும் பார்த்துகிட்டு வெளையாண்டீங்களா? இல்லை, பள்ளிக்கூடம் சரியா போகாம அப்படியே அம்மாட்ட ஏமாத்திட்டு வெளையாட்டுலயே ஈடுபடா இருந்தீங்களா?
இஹ்ம். இல்ல, இல்ல. படிப்புலலாம் நான் கரெக்ட்டா தான் இருந்தேன். இது வந்து எனக்கு புடித்த பல என்ன சொல்றது? நம்மளோட சனி ஞாயிறுகள் ஒரு நேரத்தில விளையாடுறது.
ஆ. ஆ. ம். ம். ம். அந்த நேரத்துலலாம், அ அந்த நேரத்தில கைபேசி இல்லாதனால உங்களுடைய பொழுதுபோக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கு.
மாலை நேரங்கள்ல விளையாட முடியாது இதெல்லாம். ஆமா. அப்போ வந்து நான் சொல்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 90கள் லருந்து 2000க்குள்ள நேரம். அய்யது கைபேசிகள் வர ஆரம்பிச்சது 2010 க்கப்புறம் தான வெளிய மக்கள்ட்ட அதிகமா புலங்க ஆரம்பிச்சது.
ம். ம். ம். ஆ. ஆ இப்போ அ. ஆமா. இப்போ நீங்க உங்க நண்பர்களோட விளையாடுறேன்னு சொல்கிறீங்க. விளையாடும்போது வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். நீங்க ஒ ஒ வெ வெற்றி வந்தப்ப எப்படி நடந்துக்கிட்டீங்க? தோல்வி வந்தப்ப எப்படி நடந்துக்கிட்டீங்க?
ம்ஹ்ம். ஆமா.

ஆ இந்த போங்காட்டம்வாங்கல்ல. அதாவது சீட்டிங் அ ஏமாத்தப் பார்ப்பாங்க. அதாவது அ சரியான முறையில இருக்காது. அ இருந்தாலும் வந்து நான் தான் வந்து வெற்றி பெற்றுட்டேன். அந்தமாரி உங்க நண்பர்கள் யாராவது பண்ணது உண்டா?
ம். அதெல்லாம் பண்ணுவாங்க. அது சில நேரம் பண்ணுவாங்க. அத வச்சு ஒரு 2 பேருக்கும் இடையில சண்டை வரும். உடனே மொத்தமா கும்பலா சண்ட வந்துரும். உடனே அந்த விளையா பாதியில நின்றும். உதாரணத்துக்கு கிரிக்கெட் இந்த சின்னதா வந்து ஒரு அ குறிப்பிட்ட சின்ன வீட்டு தெருக்கள்ல விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, இந்தமாரி அ பால அ தூக்கி அடிச்சா வந்து அவுட்டு அப்பிடிம்பாங்க. வீடு ஒரு லயன் அ தாண்டி. அப்பிடி அடிக்கும்போது என்னன்னா, அது லயன் அ தாண்டி அடிச்சுடுவாங்க. ஆனா, பேட்டுக்கு அவன் சொந்தக்காரனால அவன்ட்ட கேட்கும்போது, அவன் பேட்டு வந்து அப்பன்னா நான் கிளம்புறேன். நான் பேட்ட எடுத்துட்டு போறேன்னு இந்த பேட்ட பாதியிலே நிப்பாட்றமாரி ஆயிரும்.
ம். ஆ, ஆ. ஆ. அ, ஆ. ஆ. ஆ, ஆ. ஆ. ஆ, ஆ <chuckles> விதிமுறைகள் அவுங்க அவுங்களுக்கு தகுந்தமாரி மாத்திக்குவாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால அந்தமாரி ஒரு இருந்தது.
ஆ இப்போ நீங்க இப்ப இந்த பள்ளி பருவத்தில நிறைய விளையாண்டு இருக்கீங்க. இவுங்களை எல்லாம் நீங்க இப்போ யாரையாவது சந்திச்சு பார்த்தப்போ, இத பத்தி பகிர்ந்துகிட்டு இருக்கீங்களா? நம்ம அப்பல்லாம் விளையாண்டமே! அப்பிடிலாம்.
கண்டிப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஊரிலருந்து இந்த திருவிழா நேரங்கள்ல போனோன்னா, வந்து கிரிக்கெட் விளையாடப் பார்ப்போம். அப்பிடி இல்லன்னா, இ இந்த ஆற்றோரத்தில போயிட்டு ஊஞ்சல்மாரி கட்டி, இந்த ஊஞ்சலுக்கு பதிலா அதில வந்து இந்த டயர் இருக்கும். டயர கட்டி அதுலருந்து தொங்கி மரத்து மேலே ஏறி அங்கருந்து குதிக்கிறது. இந்தமாரி விஷயங்கள வந்து செஞ்சு விளையாடுவோம். அ நல்லா இதா.
ம். ஆ. ம். ம். ம். ஆ ஆ, ஆ, ஆ. ஆத்துல குளிக்க போறது, அந்தமாரி.
ஆமா. ஆத்துல குளிக்க போறது. கிணத்துல குளிக்கிறது. ஆ, ஏ இந்தமாரி விஷயங்கள் ப நல்லா இது பண்ணுவோம். அதுபோக மழ இருக்
ஆ, ம், மா மாங்கா, மாங்கா அடிக்கிறது அந்த கல்லாங்கோல் அடிப்பாங்களே! அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா?
நாங்க கொடிக்கா அப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொடிக்காமல்லி பறிக்க போவோம்.

ஆ அதில வந்து எந்தெந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? என்னென்ன மாரி வ இதெல்லாம் தெரியும், விளையாட்டுல? அதோட ம்.
அங்க நான் முதன் முதல்ல தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ 2மே தான் இ கலந்து கு அதாவது அ பால் போடு பவுலிங் போடுறது, இல்லன்னா பேட்டிங் பண்ணுறது. இந்த 2 வகையான விளையாட்டு. இதுத விதிகள் அ 2 வகையான இதுதான் நம்ம கத்துக்கிட முடியும். அதைக்
ம். ம். ம். இல்ல. இது இருப்பாங்களே அங்க. விக்கெட் கீப்பர் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபீல்டிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆ.
ஆமா, அது வந்து ஃபீ அ அந்த பந்த பாதுகாத்துக்கிறது. ஃபீல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லோருமே பண்ணியாகணும். அதில ஒண்ணும் சிறப்பு கிடையாது. அ விக்கெட் கீப்பிங் வந்து, யாராவது வந்து அணியிலேயே ஒருத்தர் தான் இருப்பாரு. எனக்கு அதில விருப்பம் இல்ல. பெரும்பாலானவங்க ஒண்ணு பௌலிங் போடுவாங்க. இல்லன்னா பேட்டிங் பண்ணுவாங்க. எனக்கு வந்து 2லேயுமே ஆர்வம் இருந்தது. எது ஏன்னா, சின்ன வயதினால எதில எது வந்து அ எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னு எனக்கு தெரியல.
ம். ம், ம். ம். ம். ம். ஆ, ஆ. ம். ம். ம், ம். ம். சரி, சரி. இது ம். சொல்லுங்க. சொல்லுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி. ஒரு முடிவா நான் இவரு அந்நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த 90கள்ல வந்து ச "சச்சின் டெண்டுல்கர்" தான் வந்து ரொம்ப அ பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு வீரர், மட்டைப்பந்துல. உலகமே அவர பார்த்து பாராட்டுருச்சு. அதனால வந்து, நான் அவரு வந்து அவரோட பேட்டிங்கே பார்த்து வளர்ந்ததுனால, எனக்கு அவரோ பேட்டிங் மேல ஆர்வம் அதிகமாயிருச்சு.
ம். ம். ஆமா. ஆ. ஆமாமா. ம். ம். ம். அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே விளையாட வந்துட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல? ஆ, ம்.
ஆமா. அவரு வந்தது வந்து, 16 வயதிலேயே வந்து சர்வத போட்டிகள் சர்வதேச போட்டிகள்ல அறி அறிமுகமாகிட்டாரு. அதுவும் அவர அவர எதனால வந்து மகான்கிறாங்கன்னா, அவரு அறிமுகமான நேரங்கள்ல வந்து, உலகத்தில உள்ள எல்லா இந்த ப பவுலிங்காரங்ளுக்கு, பவுலர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ ஆக்ரோஷமான பவுலர்களா இருந்தாங்க. திறமையான பவுலர்களா இருந்தாங்க. இன்னைக்கு அ
ம். ம். ம். ம். ம். ம், ம். ம். அவங்கள எதிர்க்க வந்து முடியாம இருந்தாங்க, பேட்டர்கள் கரெக்டா?